<laughs> அது வேணா நல்லது தான். அ ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேர்மையா இருக்கும்போது, அ ஆசிரியர்களுக்கு பிடிக்கும். ஆனா மாணவர்களுக்கும், தோழிகளுக்கும் பிடிக்காது.
அது. ஆமா. அ தோழிகளுக்கு தான் பிரச்சனை. நமக்கு மத்தவங்கலாம் என்ன நெனைச்சாலும் பிரச்சனை இல்ல. அப்ப என் ஃப்ரெண்டோட மார்க் வந்து கம்மியா இருந்தது. எனக்கு வந்து ஆ ஏன்னா ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்ல. நம்ம ஒரு 11த்து, 12த்து எல்லாம் படிக்கும்போது, இன்னைக்கு லேபுக்கு வந்து என்ன வரும்? நம்ம இது பண்ணிட்டு வந்துருக்கோம். நல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம், நமக்கு ஒண்ணு தோணும்ல.
ஆமாங்க. ம். ஓஹோ! ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க.
அப்ப வந்து எனக்கு அவளோட மார்க்கு தெரிஞ்சிருச்சு. அ "எப்படி சொல்றது? இவ இவ ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காளே? நம்ம இவ வேற கேட்டா, நம்ம சொல்லிக் குடுத்துருக்கலாமே!" எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிக் குடுத்துருக்குங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. காலே காலேஜ்ல கூட நான் செய்யவே மாட்டேன். எதுக்கு? படிச்சா, நீ படி. எவ்வளோ மார்க்கோ? நீ எடுத்துக்கன்னு. ஆனா, அவளோட மார்க் தெரிஞ்சும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. "நம்ம சொல்லிக் குடுத்துருக்கலாம்." அப்படிங்கற மாரி. அவ வந்து கேட்டா. "உனக்கு தெரியுமா?" தெரியுமான்னு. எனக்கு வந்து சொல்றது
ஓஹோ! ம். ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹ. அடடா. ம். ஓஹோ! நீங்க வந்து இல்ல, எனக்கு என்னோட நேரம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லிக் குடுக்கல.
அ ஆமா. அப்ப வந்து சொல்லிக் குடுக்கல. அது என் இயல்புன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவளோட மார்க்கு தெரியுமா? "நீ இருந்தல்ல. உனக்கு தெரியுமா? உன்ன பார்த்தா நீ என்னோட மார்க் பார்த்தியா?" "இல்ல, நாங்க அந்த வேலையே செய்யல. வேற வேல செஞ்சோம். <chuckles> அ லேப்ல மத்ததெல்லாம் தான் பார்த்தோம். நாங்க அன்னைக்கு மார்க்லாம் போடவே இல்லன்னு நினைக்கிறேன் நானு. என்னைய வச்சுட்டு போட மாட்டாங்க." அப்டிங்கிற மாரிலாம் நான் சொல்லிட்டேன்.
சரிங்க. ம். <laughs> ஓஹோ! செரி, செரிங்க.
இதுல அவ நெனைச்சா கஷ்டப்படுவா. நம்ம நல்லா செஞ்சோங்கற மாரி அவ நம்ம கிட்ட சொல்றா. "ஏய் நான் சரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க குடுத்த அந்த கால்குலேஷன்கக்கு நான் சரியா சப்மிட் பண்ணட்டேன்னு நினைக்கிறேன்." அப்டிங்கிற மாதிரி. நமக்கு அந்த சப்மிட்லாம் நம்மளுக்கு வராதுல்ல. ரிவூஸ்லயும் வராது காலேஜ் டைம்ல. என் ஸ்கூல் டைம்ல. கா இது காலேஜ் கூட பரவால்ல. ஸ்கூல் டைம்ல நமக்கு வரவே வராது. என்ன இது? கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா, நமக்கு என்ன வரும்? அப்டிங்கிற மாதிரி ஒரு அ பதட்டத்திலேயே தான் போவோம் இல்லையா? அப்ப மார்க் குறைஞ்சிருக்குங்கும்போது எனக்கு ஒரு மாரி தான் இருந்தது. நான் இல்ல, எனக்கு தெரியாதுங்கிற மாரி சொல்லிட்டேன்.
ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம். ஆமாங்க. ஓஹோ! சரி, சரிங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பா.

ஆமாங்க. ஆ. இப்ப வந்துட்டு நீங்க அந்த உண்மை சொன்னதுக்கப்பறம் நீ சொல்லிட்டீல அதுபோதும் எனக்கு அப்பிடின்னு அவங்க சொன்ன வார்த்தைய ஆ.
அப்பிடிங்கிற மாதிரி. அதுதான் எதிர்பார்க்கல. அவுங்க வேறமாரி ரியாக்ட் பண்ணுவா அழுவா! இல்லன்னா நம்ம கூட பேச மாட்டா! யா சண்ட போடுவா! அ நான் ரொம்ப நெனச்சேன். ஆனா வந்து நீ ஒரு ஹிண்ட் குடுத்தல்ல. அப்ப எனக்கு தோணுனுச்சு. "இவ ஏதோ சொல்ல போறா?" அப்பிடிங்கிற மாதிரி. நமக்கு தெரியும்.
ஓஹோ! ம்ஹ்ம். ஆமாங்க. ம்ஹ்ம். ஆனா எதிர்பார்த்துருக்கிறாங்க. நீங்க வந்து சொல்லிருவீங்கன்னு.
ஆ, அதுதான். அதான் நான் சொன்னேன் "நீ வந்து உன்னோட எக்ஸாம்க்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல எனக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சுட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?" அன்னக்கி அ அன்னக்கி கேட்க முடியல. அடுத்து நம்ம பேசுவோம்ல கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம், ரிசல்ட்லாம் அவுட் ஆனதுக்கப்பறம்.
ஆ. அப்பிடின்னு கேட்டீங்களா? ஆ. ம். ஆமா, ஆமாங்க. அ அப்ப என்ன சொன்னாங்க?
அப்ப வந்து நான் "நீ எனக்கு டெஸ்ட் வச்சியா?" அப்பிடின்றமாரி நான் கேட்டேன். "அப்பிடிகூட சொல்லலாம். அ நீ ஆனா அதில பாஸ் தான" அப்பிடின்னா.
சரிங்க. ம். அருமைங்க, அருமைங்க. ஆனா இந்த தோழியோட இருக்கிற அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குங்களா?
ஆ. இல்ல, எப்பயாவது ஊருக்கு போகும்போது ஏன்னா பள்ளி தோழிகள் இல்லயா! நம்ம அவ்ளோ வந்து நெருக்கமா இன்னும் எ யாரும் அவ்வளவா நம்ம இப்ப இப்ப எல்லாம் ஸ்மார்ட்லாம் நம்மலாம் பேசிக்கிறோம் whatsappலலாம்.
ஆமாங்க. ஆமா, ஆமாங்க.
ஆனா அவ்வளவ பே நெருக்கமா இல்ல. ஆனா நம்ம ஊருக்கு போனோனா, தேடி வந்து ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. ஊருக்கு போறது எப்பயோ ஒரு தடவ தானே! அப்ப வந்து கண்டிப்பா வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க. அவுங்க கணவரோட வருவாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்டி! நீ அவுங்களும் கூட்டிட்டு வர! அப்பிடிங்கிற மாரிலாம் நான் கேட்டுருக்கேன்.
ம். அருமைங்க, அருமைங்க. ஆமாங்க. ம்ஹ்ம். <laughs> அது போதுங்க. அதுவும் வந்துட்டு கணவரையும் கூட்டிட்டு வராங்க அப்பிடின்னா, அவங்களையும் உங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, அ அந்த அன்யோன்யமா பேசணும் அப்பிடிங்கறக்காக தான். ஆனா, இதுதாங்க பள்ளியில கிடைக்கிற ஒரு தோழமைன்னு சொல்லலாம். அது கொஞ்சமே என்னதான் சொன்னாலும் பள்ளியில கிடைக்கிற தோழமை கொஞ்சம் வேறமாரி தாங்க.
ம். ம். ஆ. அது நானு பார்த்து, பார்த்து சொல்ல வேண்டியதா இருந்தது. ஃப்ரெண்டுங்கிறனால தான். இப்ப யாராவது ய வேற யாராவது கேட்டருந்தாங்கன்னா, நான் சொல்லியே இருக்க மாட்டேன். எனக்கு மார்க்கே தெரிஞ்சே இருக்காது. எனக்கு தெரியவே இல்ல. யார் கேட்டாலும் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டேன் நானு.
ம். ஆமாங்க. ஓஹோ! சரிங்க. ம். ஓஹோ! சரி, சரிங்க.

செரிங்க.
அப்புறம் அடுத்த நாளு நான் வந்து எ அவ வந்து திரும்பியும் எல்லார்கிட்டயும் பேசும்போது, அ யாருக்கு என்ன மார்க்குங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அவகிட்ட மட்டும் நான் ச வந்து அ நீ எதுவும் எடுத்துக்காத. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நமக்கு இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஆமா, அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம். அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு அப்ப சொன்னா அ "உனக்கு அப்பனா தெரியுமா?" அப்டின்னு கேட்டாங்க.
ம். ஓஹோ! ம். கண்டுபிடிச்சுட்டாப்டி அ.
"மார்க் தெரியுமா? ஏன் நீ இப்படி பேசுற? ந நான் நேத்து கேட்டேன்ல்ல. அ என்ன ஏன் சொல்லல?" அப்டி மாரா சொன்னேன். "இல்ல மார்க்கு எப்டி இருந்தாலும் நானும் கவலப்பட மாட்டேன். நீயும் கவலப்படாத. ஏன்னா எனக்கே என் மார்க் தெரியாது.", அப்டிங்கிற மாரி நான் சொன்னேன். "இப்ப நீ இந்த மாரி பேச மாட்டேன்ல நீ எப்பயும்?"
ம். ம்ஹ்ம். ஓஹோ! ஆ. சரிங்க. ம். இப்ப மட்டும் என்ன புதுசா பேசுறியே! அப்ப கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்டின்னு ஆமாங்க. கண்டிப்பா.
ஏதாவ ஆ. அ நம்ம ஃப்ரெண்ட நம்மள கண்டுபி அ கண்டுபிடிச்சிடுவாங்கல்லாம் நம்மள பத்தி நம்ம அவ," இல்ல, ஆமா எனக்கு தெரியும். அப்டிங்கிற மாதிரி நீ எதுவும் மைண்ட் பண்ணிக்காத? ஆமா நெக்ஸ்ட் டைம் வந்து ந நம்ம 2 பேரும் ஒண்ணா உ்க்காந்து படிச்சுட்டு அ நீங்க இது மாரி பண்றோம் லேப் லாம் நெனச்சு நீ பயப்படவே பயப்படாத. எனக்கும் மார்க் கம்மியா தான் இருக்கும்ன்னு நெனைக்கிறேன்." அப்டிங்கிற மாதிரி சொன்னேன். அ ஆனா உண்மைய முழுசா சொன்னோனா, இன்னும் ஏதாவது அழுது கிழுது வச்சுர போறா? ம்.
ம்ஹ்ம். ம். ஓஹோ! சரிங்க. ஆமாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு அதிகம், அவளுக்கு கம்மி அப்டின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து அழுவாங்க.
அ இல்ல எனக்கு அதிகங்கிறத விட அவளுக்கு கம்மின்னு சொன்னாலும் உன்னோடது எவ்வளோன்னு கேட்பா? அது அடுத்தது நம்ம இன்னும் நெறைய பேசுனோம்னா, நமக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுமே அ அப்டிங்கிற மாதிரி உண்மைய மறைக்கணும். அப்டிங்கிற மாதிரி. ஆனாலும் என்னால ரொம்ப ஒரு நாளு. அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு போகும்போது என்னால மறைக்க முடியல.
ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. ம். ஓஹோ!
அ நீ வந்து இவ்ளோதான். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணறோம்னா, இதுக்காக நம்ம டெய்லி டெய்லி நம்ம படிப்போம். அ "நீ வந்து ஒண்ணும் பண்ணாத, ஒண்ணும் கவலப்படாத", அப்டிங்கிற மாரி நான் வந்து, வீட்டுக்கு போம்போது, ரொம்ப எப்டி சொல்றது காம் ஆ எல்லாத்தயும் பத்தி பேசிட்டு சைக்கிள் ஓட்டிட்டே போகும்போது நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அப்போ வந்து "ஏன் நீ காலலயே சொல்ல ஆரம்பிச்சா? நீ ஏன் சொல்லல?", அப்டிங்கிற மாரி சொன்னா. "அழுதிருவியோ என்னமோ அப்டிங்கிற மாரி எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுடி.", அ நான் சொன்னேன். "அ இல்ல எனக்கு காலைலயே கொஞ்சம் தோணுச்சு. ஒரு உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன மார்க் போட்டுருப்பாங்க அப்டிங்கிற மாரி தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நேத்தே கேட்டேன். நேத்தும் நீ சொல்லல. ஒரு வேள அவ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்டிங்கிற மாதிரி நான் நெனச்சுட்டு போயி்ட்டேன்.", அப்டின்னு. "அ நீ அழுதுருவியோ நெனச்சன் நானு" அப்டின்னேன். இல்ல நீ ச காலைல வந்து லைட்டா "இப்டி சொல்லும்போதே எனக்கு ட எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம். நீ இததான் சொல்ல போற" அப்டிங்கிற மாதிரி. "அதனால நான் மனச தயார்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆனா நீயா சொல்லுவ அப்டிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுது. ஆனா நீ சொல்லிட்ட. எனக்கு மார்க்கு கம்மியா இருந்தா கூட பரவாயல. ஆனா நீ உண்மையே சொல்லிட்டல."
சரிங்க. ம். சரி, சரிங்க. ஆஹா. ஆ, சரிங்க. ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! சரிங்க. ஆஹா! <laughs> அஹ. ம். அருமைங்க. ம். அது போதும் அப்டிங்கிற மாதிரி. ஆமாங்க.
அப்டிங்கிற மாதிரி அவ சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இ இவ்ளோலாம் யோசிச்சிருக்காளே நம்மள பத்தி?
ம்ஹ்ம்.